ஓ! இதில எதுவும் செயலிலாம் கிடையாதா? உங்களுக்கு வந்து இந்த ரிமைண்டர் அனுப்புறதெல்லாம் வச்சிருக்கும் வச்சிருப்பாங்களே அந்த மாரி ஏதாவது பாத் வச்சிருக்கீங்களா?
ஆ, அந்த மாரி செயலியும் இருக்கு. நான் வந்து, சில விஷயங்களுக்கு மட்டும் அப்படி வச்சுப்பேன். சிலதெல்லாம் நம்ம அடிக்கடி அந்த செயலி எடுத்து பாக்குறதில்ல. ரிமைண்டர் வந்து அப்பப்போ மறந்துருவோம். அதாவது த மணி அடிக்கும். ஆனாலும் நம்ம வேலை செய்ய மாட்டோம். அதனால சில இடத்துக்கு வச்சுப்பேன். சில இடத்துக்கு வந்து இப்டி குறிச்சு வச்சுப்பேன். அதே பழக்கமாயிடுச்சு.
ஆ. ம். ம். ம். ம். ம். ம். ஓ, ஓ! நீங்க சொல்லும்போது பல வேலைகள வந்து நீங்க குறிப்பு ப எடுத்து ஒரு எப்படி செய்றதுன்னு ஒரு திட்டம் போட்டு செய்றதா சொன்னீங்க. மிக அருமை. இப்போ பாத்தீங்கன்னா, அலுவலக வேலையை அ நீங்க எப்படி வந்து அ கையாளுறீங்க திட்டம் போட்டு?
ம். அலுவலக வேலை பார்த்தீங்கன்னா ஆ. இப்போ வந்து ஒரு வாரத்துக்கான வேலை என்ன அப்டிங்கிற மாதிரி முன்னாடியே எல்லாம் பேசிருவாங்க. அதாவது எல்லாம் ஒரு அ மீட்டிங் மாரி வச்சு, "இந்த இந்த வாரத்துக்கு இது இது பண்ணணும்" அப்டின்ட்டு நான் வந்து எ அதே மாரி ஒரு கு ஒரு குறியீடு மாரி எழுதி வச்சுப்பேன். இந்த ஒரு வேலை நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டோம். அது முடிஞ்ச உடனே, அதில பக்கத்தில ஒரு குறிப்பு போட்டுக்கறது. "ஓகே நம்ம இத முடிச்சுட்டோம். அடுத்த வேலை இது" அப்டின்னு அதையும் வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கிறது, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு அலுவலகத்திலேயும் எப்படின்னா, நம்ம வேலையை முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு எடத்துல போயி அ எழுதி வைக்கணும். இல்ல வந்து ஒரு மெசேஜ் போடணும், அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாரியும் பண்ற பழக்கம் உண்டு.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம், ம், ம், ம். ம். ம். ம். ம் ம் ம். ஓ, அப்டேட் பண்ணனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன முடிச்சிட்டேன், என்ன இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு? அப்படிங்கறத. உங்களுடைய ம்.
ஆ. ஆமா. சில அலுவலகம் பாத்தீங்கன்னா, தினந்தோறும் ஒரு மீட்டிங் நடக்கும். டெய்லியும் ஒரு ஒரு 10:00 மணிக்கு ஒரு மீட்டிங்ன்னு வச்சுருவாங்க. "முன்னாடி நாள் என்ன பண்ண? இதையெல்லாம் முடிச்சிட்டியா?" அப்டின்னு. அது க் அங்கே நம்ம சொல்றது தான்.
ம், ம். ம். ம். ம், ம்.